அப்ப ஒரு அந்த நல்ல மழை வந்து கரை பொரலக்கூடிய காலகட்டத்தில ஒரு வினாடிக்கி 1,50,000 கனஅடி தண்ணீர் வீணாக கடல்ல கலக்கும். நீங்க நெனைச்சு பாருங்க அதை சேமித்து வைக்கிறதுக்கு எடம் இல்லாம. சேமி ஆ சேமித்து வைப்பதற்கான கட்டமைப்புகள் சரியாக ஏற்படுத்தப்படல இது அப்படிங்கிறதுனால, அந்த தண்ணி வந்து நமக்கு நேரா அங்கே போய் கடல்ல வீணாக கலக்கிறது. அதை தண்ணியை சேமித்து வைத்திருந்தா நம்மளுடைய விவசாய தேவைகளுக்கு, அப்புறம் வந்து குடிநீர் தேவைகளுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தலாம்.
ம். ஓ! இல்லாம எல்லாம் அங்கே போய் கலந்துருது, ஆமா. கண்டிப்பா. ஆமா எடுத்துக்கலாம். ஆமா. கண்டிப்பா.
மழைநீர் சேகரிப்பு அப்டின்னு மக்கள்கிட்ட விழிப்புணர்வ ஏற்படுத்துற மாதிரி இதையும் செய்தா, இன்னும் நல்லா இருக்கும்.
அதே ஆமா. கண்டிப்பா. இப்ப இந்த மழைநீரை சேமிப்பது வந்து எப்டின்னு இப்போ நீங்க வந்து விழிப்புணர்வோட இருக்கீங்க. அதனால இப்ப வந்து எங்க குடும்பத்தில வந்து நீங்க வந்து ஒரு அந்த அந்த திட்டத்த வந்து அழகா நீங்க மெயின்டெயின் பண்ணி கொண்டு வர்றீங்க. இப்ப இந்த மாதிரி மழைநீர் சேமிப்பது எப்படின்னு சொல்லிட்டு இந்த பாமர மக்கள் எல்லாருக்குமே, இப்ப ஒவ்வொருத்தரும் கிராமத்தில உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்காங்க. அ 2ஆவது நம்ம நகரப்புற வாழ்க்கையிலயுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விழிப்புணர்வு இப்ப இந்த விழிப்புணர்வுலாம் எப்டி கொண்டு வரணும்ன்னு நீங்க நெனைக்கிறீங்க? மழைநீர் சேமிக்கணும் கண்டிப்பா.
<tsk> விழிப்புணர்வுங்கிறது அரசாங்கம் அவங்களால இயன்ற எல்லா முயற்சியும் எடுக்குறாங்க. அதற்கு மேல தனி நபர் பொறுப்புன்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும்.
ம். சரி. கண்டிப்பா. இப்ப நீங்க எப்டி இருக்கீங்க? இந்த மாரி ஒரு திட்டத்தை வந்து நாங்க வ வச்சுருக்கோம். ஆ.
ஆமாமா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நம்புறேன்னு நெனைக்கிறேன். நன்றி. ஆ ஆமா. ம்.
கண்டிப்பா. அந்த மாதிரி எல்லோருமே உங்கள மாதிரியே எல்லாருமே, யோசிச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்ல இந்த மாரி பண்ணாங்கன்னா, கண்டிப்பா வந்து அதில நம்ம ஒரு வெற்றியா வந்து கொண்டு வந்துரலாம் நம்ம நாடு.
ஆமா. இப்ப அந்த ஆமா, நிச்சயமா. நான் வந்து இந்த அணைக்கரையில தண்ணீர் பெரிய அளவில வீணாக கலக்கிறதை சொன்னேன். அது ஏதோ நான் எனது தனிப்பட்ட கருத்தா மட்டும் சொல்லல்ல. இந்த இடத்தில் நான் பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க ஒவ்வொரு தோறும் ஆண்டுதோறும் இந்த அ காவிரியில கர வெள்ளம் கரை புரல்றப்ப இந்த செய்தி இல்லாத நாளே இருக்காது. கீழணையில் இருந்து கடலுக்கு இத்தன 1,000 கன அடி தண்ணீர் வீணாக கடலில் கலந்தது அப்டின்னு, அந்த செய்தியை நான் ஒவ்வொரு முற பார்க்கும் பொழுது என்னுடைய நெஞ்சம் பதபதக்கும். என்னது நம்ம தண்ணீர் இல்லன்னு இவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்டி கடல்ல கலக்குதே. எங்கேயாவது ஒரு தடுப்பணைகள் ஏதாவது ஒரு புதிய திட்டங்களை உற்பத்தி ஏற்படுத்தி, அந்த தண்ணீர சேமித்து வைக்கலாமே, அப்டின்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே என் மனதில் இருக்கும்
தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் வந்துரலாம். ஆமா. கண்டிப்பா. ஓ! சரி, சரி ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ஆமா. எத்தனையோ விவசாயிகள்லாம் தண்ணி இல்லாம எ அந்த ஏன்னா அவங்க மூலியமா தான் நம்ம சாப்பிடுறதே நம்ம. இப்போ அவங்களலாம் ஆமா.
ஆமா. ஆமா. முதன்மையா நான் சொன்னது எல்லாமே அந்த விவசாயிகளுக்காக தான் முதன்மையாக. அ இது தான் வந்து மழைநீர் சேமிப்பு பத்தின எனது விரிவான ஆழமான கருத்துன்னு நான் நம்புறேன்.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.